ஆ எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசையா இருந்தது. அது ஏதோ ரேடியம் ஏதோ சொல்லுவாங்க. ஆ அ நிறைய இப்பலாம் வந்து நெறைய இதுல கூட வருது. நெறைய டிசைன்ல வருது. என்னோட சகோதரி வீட்ல ஓட்டி சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நட்சத்திரங்கள் வரும். அத ஒட்டிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஆனா வீட்ல வந்து வாங்கி ன்டாங்க. அ இப்ப நாங்க என்ன ஆ. அ எனக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து அப்ப சொன்னது தான். இயற்கைய நேசிக்கும்போது, அது நமக்கு நெறைய நம்மளேயே ரசிக்குதுன்ற மாரி. என்னோட கல்லூரில நாங்க விடுதியில தான் இருந்தோம். அ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு குடியிருப்பு பக்கத்தில தான் எங்களோட விடுதி அமைச்சு குடுத்துருந்தாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோன்னா, மாடியில போய் நைட்டு தூங்குவோம். அந்த நிலா வெளிச்சதுல, அந்த நட்சத்திர வெளிச்சத்த பார்க்கும்போது. இது வந்து அம் எப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த வயதல இருக்கிற பெண்கள் எல்லாருமேவும் ஆனா எங்கள வந்து அழு இங்க போய் மாடியில தூங்குங்க அப்டின்னு எங்க வார்டன் அலோ பண்ணுவாங்க. <inhales> நாங்க போயிட்டு எல்லாரும் வ. ஆமா. அப்பயே ஒரு 10 பேர் ஏன்னா அங்க எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் தான். 10 பேர் படுத்துட்டு அது மேல அந்த சில நேரங்கள்ல அந்த நட்சத்திரங்கள்லாம் ஓடும் பார்த்தருக்கீங்களா? குடுகுடுன்னு ஏதோ வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அது படுக்கும்போது, அ நீங்க சொன்ன மாதிரி அந்த ரேடியம் ஸ்டிக்கர் அதுவும் ஒட்டி அ பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் பண்ணதே இல்ல. அதே மாரி அந்த ஒட்டி அது கீழ படுத்ததும் இல்ல. ஒரு வேள அந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது என்ன பிடிக்குமோ என்னாமோ. <inhales>
ஆமா ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஓ! ஆ. <laughs> <chuckles> ஆமா. <laughs> ஆ. சரியா சொன்னீங்க. ஓ! ஓ! ஆஹம். ஓ! <laughs> <inhales> ஓகே. ஆமாமா. பரவால்லயே! பெரிய விஷயம் அது. ம் ம். ம். ஓ. ஆமா ஓ! <laughs> <inhales> உன்மைதான். அதான் உங்களுக்கு இயற்கையிலேயே வந்து நிலா வந்து காட்சி குடுக்கறதுனால, உங்களுக்கு வந்து அந்த மாரியானா செயற்கையான விஷயங்கள் தேவைப்படாம போயிருக்கு. அத விட ஒரு பெரிய அனுபவம் வந்து வார்டன் சொல்லி, நீங்க எல்லாரும் போய் மாடில போய் மொட்டை மாடில படுத்துருக்கீங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, நம்ம அந்த எங் ஏஜ்ல அனுபவிக்கிறது வந்து லைப் லாங்க நம்ம மனசுல ஒரு மெமரிய குடுக்கும். அந்த காலகட்டத்தில நீங்க இந்த மாரி வந்து நிலா வெளிச்ச பார்த்தது, அந்த இடத்துல போய் படுத்து உறங்குனது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு நினைவுகள் அது. ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. அதான் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த வெளிச்சமா இருந்தாலுமே நம்ம அது வர்றதுக்கான வழி குடுக்கணும். இப்ப சொன்னீங்க பாருங்க. அதாவது மரக்கதவ மூடி வச்சா வெளிச்சம் வரலங்கிறதுனால, நாங்க அதுக்கு பதுலா ஆல்டர்னேடிவா சேஃப்டியா வேணும். அதனால கிரில் கேட் போட்டுட்டு அத மட்டும் பூட்டிட்டு இத திறந்து வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல யோசனை தான் இது. ஏன்னா வெளிச்சம் உள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கும். அதுதான் உண்மையும் அங்க. சூரிய வெளிச்சம் படாம வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வியாதிகள் வரும் அப்டின்னுவாங்க. சூரிய வளிச்சத்தல நெறைய சக்திகள் இருக்கு. அது நம்ம மேல படுறது ரொம்ப நல்லது. கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியனையும் சந்திரனும் வந்து இந்த மாரி வந்து என்னது கடவுளா பார்க்கறவங்களா இருக்காங்க இல்லையா? இயற்கையான தெய்வங்கள்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில நம்ம தினமே இத பார்க்கும்போது நன்றி சொல்லலாம் நம்போ. அவங்களளுடைய வெளிச்சம் நம்ம மேல படும்போது, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு அமைதி, சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் மன மகி்ச்சியா அமைதியா கொடுக்குது. அப்படின்னு சொல்றோம் நம்ப. ரொம்ப அழகா உங்களுடைய. இந்த விவாதங்கள் நல்லா இருந்தது. இயற்கை வெளிச்சத்த எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அது செயற்கை முறையில எந்த டிப்ஸம் இல்ல இயற்கையிலேயே கிடைக்கிறபடி வீடு அமைச்சு சாளரம் திறந்து வச்சாலே போறோங்கிறத ரொம்ப அழகா நீங்க வெளியிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ரொம்ப நல்லா இருந்துது. இயற்கை ஒளிச்ச அதிகரிக்கிறது. எப்ப்டிலாம் பண்ணலாம் அப்படிங்கத உங்களுடைய கருத்துக்கள சொன்னதல. மகிழ்ச்சி. நன்றி.
ஆமா. ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா. ஆம். ஆமா. ஆமா. கண் கண்டிப்பா. அது. ஆம. எனக்கு உங்களோட என்னோட அனுபவங்கள ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்க முடிஞ்சதுல. மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி.
வணக்கம்மா.
அடே